நிச்சயமாங்க. நிச்சயமாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா அப்பா இது எல்லா இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க ரொம்ப தெளிவா. நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அது உண்மையா, பொய்யா, அவுங்க எந்த போல பேசுறாங்க, நம்மள நம்ம கிட்ட வந்து எந்த இன்டென்ஷன்ல பேசுறாங்க. அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை. சில பேரு சொல்லுவாங்க, எங்க வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுபோலலாம் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னமோ அவுங்க வீட்ல தான் நடந்தா போலலாம் அந்த தகவலே வந்து நம்ம கிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் சின்ன சில இது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம். அதே வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேரு காசு கேட்பாங்க, நகை கேட்பாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குடுங்க, அதுபோல நெறைய விஷயம் கேட்டுருப்பாங்க. அதை வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லி ஆமா, அது வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. என்னடா இது ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல அப்படின்ட்டு, நம்மளும் சரி உதவி பண்ணுவோன்ட்டு குடுப்போம். ஆனா அது நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, விபுதி அடிக்கிற நிலைம தான் ஏற்படும். அவுங்க கடைசியில பார்த்தா அது, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம நகை வாங்குறதா இருக்கட்டும், பணம் வாங்குறதுக்காக இருக்கட்டும். ஏன்னா எங்களோட லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா. வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவுங்க பார்த்தீங்கன்னா
ஆமாங்க. நானும் கேள்விப்பட்டுருக்கேன். எதுக்குடா உதவணும் அப்டிங்கிற மாதிரி நீங்க சிந்திக்க வச்சிட்டாங்க.
நிச்சயமா, நிச்சயமா. ஒரு பண க எதாவது பாத்தீங்கன்னா எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு எங்க அப்பாக்கு தெரியாம குடுத்தாங்க, ஏதோ கஷ்டனால. இத்தனைக்கும் சொந்த அம்மா இல்ல. ஆமா குடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவுங்க பிள்ளைக்கு குடுத்திருக்காங்க.
சரி. அதாச்சும் உங்க பாட்டிக்கு. ஓ! பாட்டிக்கு குடுத்து உதவுனத வந்து, அவுங்களுடைய, மக மகனுக்கு அதாச்சும் உங்களோட மாமாக்கு குடுத்து உதவியிருக்காங்க.
அதனால தான் ஆமா. ம். ஆமா குடுத்துருக்கா குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாம இருந்தது. அது எந்த அளவுக்குனா பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மையா வந்து கேட்டிருந்தா கூட அம்மா குடுத்துருப்பாங்க. இது இந்த வந்து அப்பாக்கு தெரியாம குடுத்து <breath> அது வந்து பார்த்தீங்கன்னா அது காலப்போக்குல வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம், ரொம்ப மனக்கஷ்டம் ஏற்பட்டுச்சி. இத நீ நேராவே கேட்டுருக்கலாமே. அது இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பள்ளி பள்ளியில பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் கட்ட நிலைம. என்னோட குழந்தையோட இது வச்சு தானே உனக்கு குடுத்தேன் அப்டின்னும்போது, இத நீ டைரக்ட்டா கேட்டுக்க கூடாதா? ஏன் அவனுக்கு என்ன? உழைச்சி சம்பாரிச்சா என்ன? கஷ்டம்னா வர தான் செய்யும், அதுக்குன்ட்டு நீ வந்து உனக்கு செலவுக்கு வேணும். அதாவது உனக்கு உடம்பு சரியில்ல, உனக்கு செலவுக்கு அவுங்களுக்கு உடம்பு சரியில்ல தான் கேட்டாங்க. ஆனா கடைசியில பார்த்தன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி இவுங்க எதுவுமே பார்க்காம, அவுங்க பையனுக்கு குடுக்கும்போது கோபம் வரும் தானே. அது நீ உண்மைய சொல்லிட்டே போயிரலாமே!
சரி. ஆமா. ம். இது எப்டி வந்து உங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சி? எப்ப தெரிய வந்துச்சி?

அது வந்து எப்டின்னா, சரி அம்மாவுக்கு வந்து கஷ்டம், ஏன் ஆயிரம்ன்னாளும் நம்ம அம்மா அப்பா தானே! அப்டின்னு தான் நம்ப என்ன என்ன நெனைக்கிறோமோ, அதே தானே எங்க அம்மாவும் நெனைச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா, மன கஷ்டமா ஏற்பட்டுச்சு ஒரு கட்டத்தில எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா, வாய திறந்தே கேட்டுட்டாங்க, "இப்ப நீ என் பணத்தை குடுக்குறியா இல்லையா?" அப்படின்ட்டு கேட்டுட்டாங்க. "என் புள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் நகை வாங்கணும். கல்யாணக்கு பேச்சு வந்துச்சுனா, குழ கல்யாணம் இது பண்ணணும், என் 2ஆவது பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், எவ்ளோ நாள் இது பண்ணுவ? எவ்வளோ வருஷம்? இது நான் வட்டி போட்டிருந்தா இது நேரத்துக்கு பார்தீ எவ்வளோ நான் சம்பாதிச்சிருப்பேன்" அப்படிலாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம கோவத்தில வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவுங்க. அவுங்களுடைய மன ஆதங்கம் அப்படி. ஏன்னா, நேர்மையா சொல்லி வாங்கினா கூட இவ்வளோ ஆதங்கம் பட்டுருக்க மாட்டாங்க. அவுங்கள்ட்ட இல்லைன்னா கூட, கடன் வாங்கி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு, அந்த கடன உங்க அம்மாவே கூட அடைச்சிருப்பாங்க. ஆனா, வந்து இவுங்க வந்து பொய் சொல்லி வாங்கின அந்த ஆதங்கம் தான், உங்க அம்மாவாள வந்து ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க.
ம். ஆமா. நிச்சயமா. ம். நிச்சயமா, நிச்சயமா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, "நான் நெல்லு நெல்லு காசு வந்தவோன்னே குடுத்துறேன். இரு பயிர் வந்தோனே அறுவடைலாம் பண்ணதுக்கு அப்புறம் நெல்லு காசு வந்தவுன்னே குடுக்குறேன்" அப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி காலத்த கடந்துட்டாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, சரி அ எப்டி சொல்றது? கோவில் உண்டில போட்டோமேன்னு நெனைக்கிறேன். ஆமா, "கோவில் ஆமா கோவில் உண்டியில போட்டுடுறேன்" அப்படின்ற போல வந்து, எங்க அம்மா சொல்லும்போது, ஆனா எங்க எப்படி சொல்றதுன்னா, ஒரு கட்டத்தில வந்து நம்ம குடுத்தோம் புள்ளைக்கு குடுத்தோம்ன்னே, குடுத்து குடுத்துட்டாங்களேன்னுட்டு, ஒரு ஆதங்கம், ஒரு கோவம். எனக்கு தெரியாது நீங்க குடுக்குறீங்களா? இல்ல அவன் குடுக்கட்டுமா?
நம்பளே அலுத்து போய் விட்டுட்ணும் நம்மளே அலுத்து போயி உட்டுட்ணும், அப்டிங்கிற மாதிரி. கேக்கட்டுமா அப்டிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து உங்க பாட்டியார் என்ன பதில் சொன்னாரு?
நான் அவனுக்கு வந்து ஆமா, ஆமா. அவங்க பாத்தீங்கன்னா, "இல்ல நானே தரேன், அவனே பாவம் கஷ்டப்படுறான். அவனே வந்து பாத்தீங்கன்னா, சம்பாரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இதுவா இருக்கு. வீட்டு செலவு, அது, இதுன்ட்டு, வாடகைலாம் கொடுக்குறதுக்கே ரொம்ப முடியல," அப்படின்னம்போது, "ஏன்? அவனுக்கு தெரியாதா? உழைக்கற்த்து எப்படின்ட்டு அவனுக்கு தெரியாதா? படிச்சிருக்கான்ல" அப்படிலாம் கே அதான் ஆதங்கத்தில ரொம்ப கேட்டாங்க எங்க அம்மா.